அதுக்கப்பறம் மேல அந்த கை வச்சு என்ன பண்ணுவேன்னா, என்னமோ ஒரு ரைம்ஸ் சொல்லி கை வ் விரல மடக்கணும். ஏதாச்சும் வந்து, அ அப்புறம் இந்த விளையாட்டு <tsk> இந்த விளையாட்டு சொல்றன்னா, அந்த திருடன் அ ஐயோ! என் கொழந்தைய கூட அந்த விளையாட்டு சொல்லிக் குடுத்தனே! டக்குனு ஞாபகம் வருது ஏதாச்சும், ஏதாச்சும் கலர் சொல்லணும் அப்பிடின்னு சொல்லி சொல்லுறது. ஏதாச்சும் ஒரு முன்னாடி கொஞ்சம் ரைம்ஸ் மாதிரி சொல்லி.
<laughs> ஆ. ஆமா, ஆமா. ஆமா, ஆமா. அவுங்க வந்து
இந்த ரைம்ஸ் எதாச்சும் ஞாபகம் இருக்கா?
ஆ, எனக்கும் ஞாபகம் இல்ல. இந்த ஒரு தல பூ பூத்தது 2 தல பூ பூத்தது, அப்பிடி எதுவும்
ஆ, அந்த விளையாட்டு விளையாடுவோம். அது ஒரு தல பூ போட்டு குடம் வந்து தண்ணீயில ஊத்துது அது, அது வேற விளையாட்டு. இப்ப வந்து அ
அ, ஆமா. நீங்க சொல்றமாரி அந்த கலர் நிறத்த சொல்லும். ஆ போ மோகினி பேய்! என்ன கலர் வேணும்? அப்பிடி கேட்கிறமாரி.
நிறத்தோட அ, அப்பிடிலாம் அ அ டிக், டிக் ஆ ஞாபகம் வந்துச்சுங்க. டிக், டிக் யாரது, திருடன். என்ன வேண்டும்? நகை வேண்டும். என்ன நகை? கலர் நகை. என்ன கலர்? அப்ப வந்து நம்மள்ட்ட இல்லாத கலரா ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த கலர போய் நம்ம தொட்டுட்டோம் அப்பிடின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வின் அப்பிடி தொடல அப்பிடின்னா அதுக்குள்ள வந்து அவுங்க நம்மள பிடிச்சிட்டான்னுங்கன்னா, நம்ம அவுட்டு.
<laughs> <sighs> ஆமா. நாங்க வந்து இது திருடன்னு சொல்லாம, மோகினி பேய் "என்ன வேணும்? கலர் வேணும்." அதே தான். அப்போ வந்து இந்த ரோட்ல நடந்து போறவுங்கள எலலாம் ஓடி பாஞ்சு போய் அவுங்கள புடிச்சி, அவுங்கலாம் திட்டுவாங்க. <chuckles>
இந்த டிக் ம், ம். பிடிச்சு ஒரு வழியாக்கி, அங்க கேட்டப் பாத்தா, ஏதாச்சும் வெள்ள கலர் வேணும், மஞ்சள் கலர் வேணுன்னா ஒருத்தவுங்கள பிடிச்சு நிற்க வச்சி, இந்த அக்கப்போர்லாம் பண்ணல, அதெல்லாம் ஒரு சின்ன காலம்ல வயசுல பண்ணதுங்க. அவ்ளோ அழகா இருக்கும்ல. இப்பலாம் அந்தமாரிலாம் கூட, நினைச்சு கூட, நினைச்சி மட்டும் தான் பாத்துக்க முடியும் போல இருக்கு. நம்ம பசங்கிட்டலாம் சொன்னா, அது ஒன்டியா உக்காந்துருக்கிறதுக்கு அது என்னத்த விளையாட சொல்லுங்க, ஒன்னும் விளையாடறதுக்கு இல்ல.